அதாவது நீங்க இத வந்து த எண்ணெய்ல ஃபுல்லா வந்து சட்டில போட்டு வந்து பொரிக்க மாட்டீங்க? அதாவது தவால வச்செடுக்கிற மாதிரியா?
ஆஹா ஆமா. ஆ சரியா சரியா சொன்னீங்க. அதே மாதிரி. பத்தாதுக்கு அதோட ஒரு ஒரு வகையான சூப்பு. எ என்ன சூப்பு வேணா அது வந்து கலந்து, காய்கறிகள் எல்லாமே, இல்லாட்டி வந்து பரங்கிக்காய் சூப்பு, இல்ல கேரட் சூப்பு. இந்த மாரி ந முருங்கக்காய் சூப்பு, இந்த மாரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒண்ணு, ஒண்ணு
ஆ. ஓ! எப்படிங்க? இந்த சூப் எப்படிங்க பண்ணுவீங்க நீங்க?
அது ஒண்ணுமே இல்லங்க. காயெல்லாம்
எனக்கு ரொம்ப டவுட் இருக்கும் நான் ரொம்ப நாளா ட்ரை பண்ணுவேன். ஆனா அந்த சூப்பு அப்படிங்கிறது எனக்கு வந்து ஆப்பு தாங்க தந்திருக்கு இன்னிய வரைக்கும். ஆ.
<chuckles> அது வந்து அதே குக்கர்ல தான் கொஞ்சோண்டு எண்ணெய் லைட்டா தான் எண்ணெய் இப்பலாம் வந்து தேங்காய் எண்ணெய் தாங்க, வேற எந்த எண்ணெயும் யூஸ் பண்றதுல்ல. தேங்காய் எண்ணெய், அ ஜீரகம் லைட்டா வந்து இந்த பூண்ட வந்து தட்டி போடுவேன். போட்டுட்டு வந்து இந்த க கொஞ்சோண்டு வெங்காயத்தையும் இருந்தா வதக்கி விட்டு, அதுக்கப்புறம் காய்கறி இருக்கிற காய்கள் எல்லாம் போட்டு நல்லா வதைக்கணும். மஞ்சள்த்தூள் மட்டும் போட்டு மஞ்சத்தூள், உப்பு. வேற மசாலாலாம் எதுவும் போட மாட்டேன். அப்புறம் தண்ணிய ஊத்தி அத மூடி வச்சுடுவேன் குக்கர்ல. அது அப்புறம் தொறந்ததுக்கப்புறம், இந்த சொன்னன்ல கான்ஃப்ளவர வந்து லைட்டா கலக்கிட்டு அதில ஊத்துனீங்கன்னா, அது ஒரு ஒரு ஜெல்லு டைப்ல மாாரி வரும். ம்.
நல்லது. சரிங். ஆ. சரிங்க. ஆ. அத சொல்லுங்க. அது கிடைக்கல. இல்லன்னா என்னமோ காய்கறிலாம் போட்டு ரசம் பண்ண மாரி ஆயிடுது, எனக்கு எப்ப பார்த்தாலும்.
<chuckles> ஆ அது அந்த இது வரதுக்கு அந்த வழவழப்பு தன்மை வரதுக்கு அந்த இதுதான் காரணங்க.
ஆ. ஆ சோளமாவு வந்து கரைச்சுட்டு, அதுல கொஞ்சமா கரைச்சுட்டு ஊத்திட்டா, அது வந்து கொஞ்சம் திக்கா வரும் இல்லைங்களா?
ஆமாங்க, ஆமாங்க. அ க கடைசியில சாப்படுறப்ப அந்த வந்து மிளகு தூள போட்டு சாப்பி்டோம்னா, நல்லாருக்கும். இந்த மாதிரி தான் ஆ கண்டிப்பாங்க. இந்த மாரி இவரோட உணவுகள்லயே வந்து நெறையவே கத்துக்கிட்டேன். ஏன்னா வந்து வடமாநிலங்கள் உணவு தான் வந்து இதில இருக்கும். அது மூலியமா வந்து நெறைய சத்துக்களும் வந்து கிடைக்குது. ஏன்னா, இப்ப நம்மலாம் பாருங்க முக்காவாசி நம்ம சோறு தான் சாப்படுவோம்.
சரிங்க, சரிங்க. செஞ்சு பாக் சரிங்க.